ஆமா. அதுக்கப்புறம் எங்க பாட்டி அதாவது, எங்க தாத்தா, பாட்டியுடைய அம்மா, அப்பா. அவங்க வந்து எப்பிடி வளர்ந்தாங்க, எங்க வளர்ந்தாங்க? அப்டின்ற கதைய வந்து ரொம்ப சுவாரஸ்யமா சொல்லுவாங்க. அது கேட்க, கேட்க ரொம்ப எப்பிடி சொல்றது, அடுத்தடுத்து என்ன, அடுத்தடுத்து என்ன? அப்டின்ற மாரி கேட்கணும்னு தோணும்.
கண்டிப்பா. அது இன்னும் பழமையான கதை, இல்லையா, நம்ம ஜென்ரேஷனுக்கும் முன்னாடி ஜென்ரேஷனுக்கும் முன்னாடி ஜென்ரேஷன். அப்ப அது வந்து ரொம்ப பழமையான கதையா இருக்கும். அதில ஏதாவது கேட்ட நியாப் நினைவு இருக்குதா, அந்த மாதிரி கதைகள், உங்க பூட்டி பூட்டனோட கதைகள்?
ஆமா. ஆமா. ஆ இருக்கு. அதில இப்போவும் வந்து எனக்கு மறக்காத ஒரு விஷயம்னா, இப்போ பழைய காலத்து படங்கள்ல ஓரளவுக்கு இந்த அ பிளாக் அண்ட் வைட்ல இருந்து, இந்த கலர் படங்கள் வந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு இது பண்ணிருப்பாங்க. அதாவது, இந்த ஊர் நாட்டாம அந்த மாரிலாம் இருப்பாங்க. அவங்க வந்து எப்பிடி ஒரு வண்டில வருவாங்க. ஒரு மாட்டு வண்டி, குதிரை வண்டி. மாடுதான். ஒரு மாட்டு வண்டியில வந்து ஒரு இது மாதிரி இருக்கும். மேல கூட மாரி கவித்திருப்பாங்க. அதில வந்து, எப்படி வந்து சீர்லாம் கொண்டு வருவாங்க, அதே மாதிரி. எங்க ம். அதே மாதிரி, எங்க பாட்டியுடைய அதாவது எங்க பாட்டியுடைய அம்மாவோட கல்யாணத்துக்கு அவங்களுடைய அம்மா, அப்பாலாம் சீர்லாம் அந்த வண்டியில தான் வச்சுக் கொண்டு வருவாங்களாம். அதே மாதி ஆமா. அப்போவே வந்து அவங்க நல்லா வசதியா இருந்தாங்களாம். அந்த கதையெல்லாம் வந்து ஆமா. அவங்க கிட்ட அப்போலாம் வந்து பொற்காசுகள்லாம் வந்து நெறைய இடங்கள்ல, நாங்க இருக்கக்கூடிய இடங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, அப்பப்போ வந்து புதையல் கிடைக்கும். அது வந்து ராஜாக்கள் ஆண்ட இடம்.
ஆமா. கண்டிப்பா. ஆமாமா. ஆ அவுங்களோட ஆ சரியா சொன்னீங்க. ஓ! அப்பிடியா? ஓ! சுவாரஸ்யமா இருக்கு. ஏ! அப்பா! ஓ! முந்தைய காலத்தில.
ஆமா. முந்தைய காலத்தில வந்து ராஜா, ராணிகள் வாழ்ந்த இடம்ன்றதனால, இப்போ, நம்ப வ் விவசாயம் பண்றதுக்கு ஏறு உழுவோம் இல்லைங்களா, அப்பிடி உழுவும்போதே அந்த இடத்தில பாத்தீங்கன்னா, அங்கங்க பானைகள்ல வந்து பொற்காசுகள்லாம் கிடைக்குமாம். அந்த அந்த கதைகள் பத்திலாம் சொல்வாங்க. அதே மாதிரி அது அப்படி கிடைச்சுருச்சுன்னு வைச்சுக்கோங்களேன். உடனே வந்து அரசாங்கத்துக்கு தெரிவிச்சிடுவாங்களாம். அரசாங்கம் வந்து எடுத்துட்டு போய்டுமாம். அந்த மாதிரி
ஆமா. ஓ! அச்சச்சோ! அப்ப அவங்களுக்கு எதுவுமே கிடைக்காதா? அவங்க நிலத்துல தானே அது வந்து கிடைச்சிருக்கு.
ஆஹ கெடைக்காது. அது அப்போ இருந்தது அப்டிதாங்க. ஏதாவது கொஞ்சம் குடுப்பாங்களோ, என்னவோ! ஆமா. இப்போவுமே வந்து அப்பிடித்தான். ஏதாவது நமக்கு பூமிக்கு அடியில கிடைக்குது அப்பிடின்னா, அத வந்து அரசாங்கத்துக்கிட்ட ஒப்படைச்சுறணும், அப்பிடீன்ற மாதிரி ஒரு சட்டம் இருக்கு. இந்த மாதிரி
ஓ! அப்போ உள்ள சட்டம். ஓ! சரி, சரி. ஓ! அது அப்போமே வந்து அந்த சட்டங்கள் வந்து பாலோ பண்ணிருக்கிறாங்க. அந்த முந்தைய கால, உங்களோட பூட்டன், பூட்டி. அந்த ஓட்டன், ஓட்டி அந்த காலத்திலயே.
ஆமா. ம்.